ஆஹ. இல்ல. அது எப்படி நீங்க எந்த வகையில டெக்னாலஜி எப்படி அதுல கோளாறு நீங்கச் சொல்ல முடியும்? கொழந்தைக்கு அந்த மாதிரி ஒரு சிறு பிரச்சனை வரத.
அந்த கொழந்த அது அந்த டாக்டரே அதாங்க வ இப்ப சொல்றாங்க. டாக்டர்ஸ் வந்து நீங்க ஸ்கிரீன் டைம் அதாவது ஃபோன் குடுக்கும்போது நல்லா கொஞ்சம் ஆக்டிவா பேசுறத கவனிக்கிறாங்க அந்தக் குழந்த.
என்னன்னு? சரி.
மத்த நேரங்கள்ல, பேசுறத கவனிக்கிறதும் இல்ல, எதுவும் பேசவும் மாட்டேங்கிறாங்க. அப்படியே பேசத் தோண்ணுனாலும் அது சொல்ல வாரக் கருத்த, அது என்ன சொல்றாங்கன்றதே ரொம்ப கஷ்டப்பட்டு புரியுற மாரி நிலமைங்க.
ம். அடடடா! என்ன இப்டியொரு அதிர்ச்சிகரமான ஒரு விஷயத்தச் சொல்றீங்க. ஒரு ஒரு செல்போன் அந்தக் கொழந்த வந்து ஆரம்ப கால கட்டத்துல செல்போனயவே பாத்துகிட்டு இருந்தாட்டியா?
ஆமாங்க. ஆமா, ஆமாங்க. செல்போன் அப்புறம் TV 2 தான். முழுச்
2 பாத் அ ம்.
வெளிய போய் விளையாடுற பழக்கம்லாம் கூடக் கிடயாதுங்க. முழிச்சிருந்தா TV இருக்கும். இல்லன்னா செல்போன் இருக்கும், இல்லன்னா தூங்கிட்டுருக்கும் கொழந்த.
தொடங்கு. அத ஒண்ணு அதுதான் பாக்கும். இல்லாட்டி தூங்கும்.
ஆமா, ஆமாங்க.
இது ரொம்ப ஒரு அபாயகரமான விஷயமா தெரியுதே! நீங்கச் சொல்றது. அ அது வந்து, அந்தப் பெற்றோரு அவங்க அம்மாவும், அப்பாவும் ஆரம்ப கால கட்டத்துல அதக் குடுத்துப் பழக்கம். அது மட்டும்தான் வேணும்ங்கிறான்.
கண்டிப்பா, கண்டிப்பாங்க. ஆமா, அ அவங்களுக்கு என்னன்னா, அது செல்போன பாத்தா அமைதியா இருக்கானே, அது போதும் அப்படிங்கிற மனநிலைல அவங்க சரி விட்ரு விட்டுட்டாங்க. ஸ் பெருசாகாக பழகிக்குவான் அப்படின்னு.
விட்டுட்டாங்க. விட்டுட்டாங்க. அ. சரி அ இப்ப இன்னிக்கு வந்து அதுவே வந்து மிகப் பெரிய பிரச்சனையா, ஒரு சவாலா வந்து அவங்க முன்னாடி நிக்குது. அப்படித்தான். இப்ப என்ன மருத்துவர்கள் என்ன சொல்றாங்க? சரி, செஞ்சிரலாமா இந்தப் பிரச்சனைய? என்ன சொல்ல வராங்க?
அது-அது போக ஆமா, ஆமாங்க.